பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல, இந்த சமூக ஊடகங்கள் வந்து நம்ப வாழ்க்கையில ரொம்பவே வந்து தாண்டவமானதுன்னு தான் நான் வந்து சொல்வேன். எல்லா எ எல்லா விஷயமுமே வந்து அதுல பகிருததா இருக்கட்டும். நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அதுல வந்து சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா, "அது வந்து உண்மையா இருக்குமா?" அப்படின்றது வந்து, அது ஒரு கேள்விக்குறிய விஷயம்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க, உங்களோட கருத்து எப்படி இருக்கு, அதை பத்தி என்னோட பகிர்ந்துக்க முடியுமா?
உண்மை. கண்டிப்பா. நிச்சயமா. எந்த மாதிரினா, நம்ம உடனுக்குடன் எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்க முடியுது, எல்லா செய்திகளும் தெரிஞ்சுக்கலான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, "அதுல எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்கு", அப்படிங்கிறத நம்மளால நம்ப முடியுறதில்ல. உதாரணத்துக்கு இப்போ கடந்த ஒரு புயல் போச்சுங்க, அந்த புயல் போனப்போ மழை பேஞ்சு, முட்டி அளவு தண்ணீ, கால் அளவு தண்ணீ, இடுப்பளவு தண்ணீன்னு சொல்லிட்டு, ஊடகங்கள்ல நிறைய வீடியோ. ஒ உதாரணமா சொல்லனும்னா, "சென்னை மற்றும் அ சிட்டி பகுதிகள்ல இந்த ஏரியாலெல்லாம் அவ்வளோ இருக்கு!" அப்படின்னு சொல்லிட்டு, மீடியால வந்த பல வீடியோக்கள், எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி, புயலு, வெள்ளத்தால எடுக்கப்பட்ட வீடியோக்கள இப்போ பகிர்ந்திருந்திருக்காங்க. இது எந்த மாரி ஆகுதுன்னா, சென்னை மற்ற பகுதிகள்ல இருக்குற உறவுகள் அவங்களோட உறவினர்கள், குடும்பத்தார்லாம் வீட்டுல இருக்காங்க, இல்லைங்களா? அவங்க இந்த மாதிரி வீடியோல்லாம் பார்க்குறப்ப, அவங்க பீதி அடையறாங்க.
ஆமாங்க. ஆமாங்க ரொம்பவே சரியா சொன்னீங்க. அது வந்து இப்பயுமே வந்து வந்து மாறினாலும், அது வந்து இப்பயுமே வந்து நம்மளுக்கு அழியாம அது வந்து பார்க்க ஒரு பார்க்கக்கூடிய முடிய ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி.
நம் நம்ம குடும்பத்தினர் வந்து அங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, ஆமாங்க. உண் உண்மைதான், உண்மைதான். எப்படினா நமக்கு இப்போ நாம் ஊடகத்த ஒரு மாதிரி இது உண்மை இல்லன்னு சொல்ற நாமளே தான், இந்த இந்த ஊடகத்தை சாட்சியா வச்சே தான், அந்த புயல் வந்தப்ப நிறைய சம்பவங்கள் நடந்தது. யாருக்கு உதவி தேவைப்பட்டதுனு உடனடியா அவங்களை அணுக முடிஞ்சது. யாருக்கிட்டருந்து உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அது மூலமா தான் சொல்லப்பட்டுச்சு. எல்லா விதத்திலயும். நல்லது கொடுக்குதுனாலும், நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா, நாகரீக வளர்ச்சி அப்படிங்கிறது நன்மைக்கு பயன்படுறத விட தீமைக்கு தான் அதிகமா பயன்படுது, அதை இந்த ஊடகங்கள், சோசியல் மீடியாக்கள் அதை உபயோகப்படுத்திக்கிதுங்க.
ஆமா. ம். ரொம்பவே சரியா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி, நான் முன்னாடி நினைச்சேன் இது வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பொய்யா தான் இவங்க வந்து, பேசுறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ர்ஸ்லாம் நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு சொன்னேன். ஆனா, நீங்க சொல்றது வந்து ரொம்பவே 100% வந்து உண்மைதான். ஏன்னா இந்த, ஆ நிறைய பேர் இந்த கஷ்டத்தில இருக்கிறப்போலாம் வந்து நம்மளுக்கு அவங்களை பத்திலாம் தெரியாது. இந்த மழைக்கு, மழையால கஷ்டப்பட்டு இந்த வ அந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு, நம்ம அங்கே ஒரு பணி, இந்த ரெஸ்க்யூன்னு சொல்லவங்க போய் காப்பாத்துறது, அதெல்லாம் வந்து இந்த சமூக ஊளய ஊடகங்கள் மூலியமா மட்டுமே தான், அதுவும் நல்ல விஷயங்க. ம்.
உண்மைதாங்க. நிச்சயமா. ஆமாங்க. நிச்சயமா. மீட்புக்குழு மீட்புக்குழு அங்க அணுகுறத்துக்கு அவங்களுக்கு ஏதுவா இருந்ததுனாலும் கூட, இன்னும் கூட உங்களுக்கு இதை உண்மைத்தன்மையா காட்டணும் அப்படிங்கிறதுக்குன்னா, நம்மள இதில ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தபோ, சென்னையில கூட்டம் சேர்ந்தது மட்டுமல்லாமல், எல்லா ஊர்களிலும் திருச்சியாகட்டும் மதுரையாகட்டும் எல்லா ஏரியாவிலேயுமே கூட்டம் சேர்ந்ததுக்கு ஒரே காரணம் இந்த மீடியாவும், சோசியல் மீடியாவும் தான். அந்த நல்ல விதத்துக்கு பயன்பட்டதுதான் அப்படினாலும் கூட, இப்போ நாளடைவில ஊடகங்கள் எல்லாமே வந்துட்டு வியாபார ரீதியா போக ஆரம்பித்துச்சிசுருச்சு. நீங்க திரைப்படத்தில காட்டிய மாதிரி கவன் படத்தில பார்த்திருப்பீங்க, இல்லீங்களா. அந்த படத்தில அது மிக சரியான, மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அவங்களுடைய "TRP" ரேட்டிங்க்காக பணம் சம்பாரிகிறதுக்காக, நிமிஷத்துக்கு நிமிஷம், அடுத்த அடுத்தது பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கனும்ன்றதுக்காக, அந்த இதுக்காகவே அந்த ஒரு பரபரப்பை மக்கள்கிட்ட கொண்டு வரணுனவே அடுக்கு அடுக்கா ஒரு உண்மை, அ அது உண்மை தழுவலா வரும். எந்த அளவுக்குனா நமக்கு விளம்பரங்கள கொடுப்பாங்க இல்லைங்களா? தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இது உண்மை அப்படினு சொல்வாங்க. அந்த நூறு சதவீதம் உண்மை சொல்லமாட்டாங்க.
ம். ஆமாங்க. நடிச்சு, நடிச்சு. ம். ஆமாங்க. ம். <laughs>
அந்த மாதிரி இலைமறை காயா தான், எல்லாத்தையுமே சொல்லி கொண்டு போயிட்டு இருப்பாங்க.
ஆமாங்க நீங்க சொல்றது ரொம்பவே சரியான விஷயங்கள் தான் நெறைய இது. இப்ப இந்த டிஆர்பி அதுவும் இந்த விஜய் டிவி, நெறைய டிவிலயும் அப்படிதா அந்த டிஆர்பிக்காக இந்த மாரி பண்றாங்க. அந்த பிக் பாஸ்சு ஒரு நிகழ்ச்சியெல்லாம் அத பத்திலாம் அப்படிதா சொல்லுவாங்க. அதுவும், ம் நெறைய பேர வந்து ம்.
உண்ம. கண்டிப்பா. அதுவும் எந்த மாதிரி இது பண்றாங்கனா, இப்ப WhatsApp அ செயலில வந்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறதே வந்து பாத்தீங்கனா, "இத இத்தன பேருக்கு பகிருங்க. இத இத்தன பேருக்கு பகிர்ந்தீங்கனா, உங்களுக்கு இந்த தகவல் வரும்." இதெல்லாம் வந்துட்டு நம்மள உணர்வு ரீதியா ஒரு மாரி தூண்டி, அத நம்மள செய்ய வைக்கிறது. அந்த மாதிரி இதெல்லாம் நெறைய நடக்கும். இன்னும் சொல்ணுனா, சில Amazon இந்த மாரி தளங்களோட ஆ கூப்பன் இருக்கும். இத நீங்க இத்தன பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, இதுல உங்களுக்கு இவ்ளோ கேஷ்பேக் கிடைக்கும். அந்த மாரிலாம் நெறைய வரும். அது அத்தன பேருக்கு அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம அத கிளிக் பண்ணோம்னா, சேம் அதே ஹோம் பேஜுக்கு தான் போகும், அதுல ஒண்ணுமே இருக்காது.
ம். ஆமா. <chuckles> ம். ஆமா சரியா சொன்னீங்க. நீங்க சொல்ற மாரி ஆனா அதே சமயத்துல வந்து உண்மையும் இல்லாம இந்த போலியால வந்து இந்த இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு ஏதோ இந்த இந்த டாக்டர்லாம் சொல்லக்கூடிய, "இத சாப்பிடுங்க இது நல்லாயிரும், அத சாப்பிடுங்க இது நல்லாயிரும், முடி இப்டி வளரும்னு" சொல்ட்டு ஒரு சர்ச்சையே ஏற்பட்டு. அந்த டாக்டர வந்து கோர்ட்டுக்குல்லாம் போய் நிப்பாட்டி, ஆ ஒரு கேஸே வந்து நடந்துச்சு. அத பத்திலாம் நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
நிச்சயமா. நிச்சயமா. டாக்டர் சொன்னதுன்றதுங்க, நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி, அ ஒரு உண்மை இல்லாம, நண்பகத்தன்மை இல்லாம, சில வதந்திகள் பரவி, அது எத்தனையோ மக்களுக்கு தப்பா முடிஞ்சுருக்கு. எந்தமாரி சொல்றேன்னா, ஒரு லிங்க் பேங்க்ல இருந்து அனுப்புறோம் அப்பிடின்னு சொல்லிட்டு, அந்த பேங்க் பேர் போட்டே ஒரு லிங்க் வரும். அத நாம, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்பிடினு சொன்னா, நம்மளுடைய, நம்மளுடைய கணக்கில, நம்மளுடைய கணக்கு பதிவுல எவ்ளோ இருக்கோ, அந்த தொகை எல்லாம், அவுங்க பரிமாற்றம் பண்ணிக்க வேண்டிய, அவுங்களுக்கு அந்த அப்ரூவல் கொடுத்துட்டோம். அப்பிடின்ற மாரி, ஒரு கணக்கு வந்துருது. இப்போ படிச்சிருக்க, நம்மள மாதிரி இருக்க சில மக்களுக்கு இது புரியுதுனாலும் கூட, பெற்றோர்கள் குடும்பத்தில இருக்கிற பெரியவங்களுக்கு, இந்த இதெல்லாம் தெரியறதில்ல. ஏன்னா முன்ன காலத்தில வந்து, எல்லார்கிட்டயும் நம்பர அ நம்பர் ஃபோன் இருந்தது. யாருக்கும் இந்த டச், இந்த கிளிக், இந்ததெல்லாம் வராதுங்க. ஆனா இப்போ, இந்த விளம்பரங்கள் எல்லாருக்கும், ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துருது.
ஆமா. ம்.
விழிப்புணர்வுன்னு, நம்ம குடுக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு போயிருது. இந்த சோசியல் மீடியால, எதையும் நம்பி நம்மளால கிளிக் பண்ண முடியிறதில்ல.
ஆமா. ம். இது ரொம்பவே சரிதான். ஆ.
நீங்க சொன்னமாரி தான். Instagram இன்ஃப்ளூயன்சர் சொன்னீங்க, இல்லிங்களா! உதாரணத்துக்கு, அந்த இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர், அவர் சொல்லியிருந்திருக்கார், ரூ.300000 ஏன் முதலீடு பண்ணா போதும். மாசத்துக்கு ரூ.100000 வரைக்கும், பணம் ஈட்ட முடியும் அப்பிடின்னு சொல்லி, ஒரு பிரான்சைஸ் எடுக்கிறதுக்கு சொல்லி, அவங்க கிட்டத்தட்ட, ரூ.1000000 நட்டப்பட்டு, போன போன வாரம் ஒரு இதே தொலைக்காட்சி நிகழ்ச்சியில, அவங்க வந்து பங்கேத்து இந்தமாரி நஷ்டமாயிருச்சுன்னு, அவுங்களோட உணர்வ பகிர்ந்துக்கிட்டாங்க.
ம். அச்சச்சோ! பாருங்க. இவுங்கலாம் அ இவுங்க சொல்றனால தானே வந்து இப்பிடிலாம் நடக்குது?
இது எல்லாமே இது எல்லாமே எதனால் நடக்குது? நிச்சயமா! அவங்க, அவங்களுடைய வ அவுங்களுடைய பதிவுகளோட வியூக்காகவும், அவுங்களோட பணம் சம்பாரிக்கிறதுக்கான ஒரு யுக்தியாகவும் அதை அத உபயோகிக்கிறதுனால, மக்கள் இங்கு எத்தனை பேரோ நஷ்டப்பட்டு போய் நிக்கிறாங்க!
ம், ம். ஆமாங்க. அவுங்க பேச்சு கேட்டுட்டு அது வந்து நம்ப அவுங்களையும் ஒண்ணும் சொல்ல முடியல. இல்ல, நம்ம மேல தப்பானே சொல்ல முடியல. ஏன்னா வந்து, நம்மளும் பயன்படுத்தாமயும் இருக்க முடியல. அவுங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக, இப்பிடி போடுறாங்க! இது யாரு மேல தப்புன்னே எனக்கும் புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது.
ம். நிச்சயமா. அது சொல்லுவாங்க இல்லைங்களா? பட்டா தான் புத்தி வருங்கிற மாதிரி, ஒண்ணு ஒண்ணும் தெரிஞ்சுக்க. ஏன்னா, ஒரு ஆர்வம் தான். ஓகே, நம்மகிட்ட ஒரு சிறு தொகை இருக்கு. இத தனியா அக்கவுண்ட்ல, பேங்க்லன்னு போட்டு வைக்கிறதற்கு பதிலா, ஏதாவது ஒரு முதலீடு பண்ணோம்னா, நம்மால வருமானம் ஈட்ட முடியுமான்ற ஒரு தனம் தான். ஒரு யோசனை தான். அந்த யோசனை தப்புன்னு சொல்லல. ஆனா இதுல இறங்குறதுக்கு முன்னாடி, பல்வேறு வகையில, இத நம்ம பரிசோதிக்க வேண்டியதா இருக்கு. எந்த மாதிரின்னா, உண்மையாவே அந்த பிரான்சைஸ் இந்த காலகட்டத்துல நடைமுறைக்கு ஒத்து வருமா? அதே மாதிரி, இதுக்கு முன்னாடி, அந்த பிரான்சைஸ் எடுத்தவங்க அத்தனை பேரும், அதுல சரியான முறைல பணம் ஈட்டிக்கிட்டு இருக்காங்களா? அது நடக்குமா? அப்பிடீன்னு களத்துல இறங்கி வேலை செஞ்சே ஆகணும்! நாம முதலீடு மட்டும் போடுவோம். எல்லாரும் வேலை செஞ்சு, பணம் நமக்கு வந்துரும்ன்னு நினைச்சா, கண்டிப்பா நடக்காது!
ம். ஆமாமா. ம். கண்டிப்பாங்க. நீங்க சொல்றது ரொம்பவே நிறைய விஷயங்கள் வந்து எனக்குமே தெரியல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தாவே இவ்ளோல்லாம் இருக்கா! அப்பிடின்றமாரி தான் இருக்கு. ஆனா, இவர்கள் வந்து இந்த சோஷியல் சமூக வலைதளங்கள்ல அவுங்க வந்து வாழ்க்கையிலேயே முன்னேறிட்லாம் வராங்களே! இப்ப உதாரணத்துக்கு இந்த யூடியூபர்ஸ்லாம் அப்பிடிதான் பண்ணுறாங்க. அவுங்க வாழ்க்கை பயணத்த போட்றாங்க. அது உண்மையோ! கெட்டதோ! அவுங்க உயர்ந்துகிட்டே போறாங்க. அப்ப நிறைய பேர் அத பார்த்துக்கிட்டு, நம்மளும் இந்தமாரி பண்ணா நம்மளுக்கு உயர்ந்து வருவோமா! அப்பிடின்னு தான் பண்ண போட்றாங்கல்ல. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
உண்மையாவே. உண்ம தான். நிச்சயமா. இது எப்பிடின்னா, இது ஆரம்ப காலத்தில வந்தது. ஒரு சேனல், ஒரு பிளாக் ஷீப்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு, அவரு தான் வந்துட்டு வலை ஏ வலைதளங்கள்ல சேனல்னு ஒண்ணு கொண்ட்டு வர முடியும். அதில இந்த மாதிரி திறமைகள வெளிக்காட்டி பணம் ஈட்ட முடியுன்னு ஒரு புதுவ் வர்த்தகத்த கொண்டு வந்தது அந்த சேனல் தான் கொண்டு வந்துச்சு. அத பார்த்து அந்த சேனல்ல இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்பவும் தன்னோட திறமையால மேல் வர்றவங்க எத்தனையோ பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கொடிகட்டி பறக்கிறவர்களும் இருக்காங்க. ஆனா, இதில ஒரே ஒரு சின்ன நெருடலான, உறுத்தலான மறுக்க முடியாத உண்மை எது அப்பிடின்னு பார்த்தோன்னா, 100 சேனல் ஆரமிக்கிறதுல 2 சேனல் தான் வெற்றி பெறுது. மத்த 98 சேனல் அப்பிடிங்கிறவங்க அவுங்களோட உழைப்பையும் அதில போட்டு, அதில மனம் உடஞ்சு போயி, திரும்பி போயிட்றாங்க.
ம். ஓ! ஆமாங்க! ரொம்பவே சரியா சொன்னீங்கங்க. அதான் அது வந்து, துவண்டு போயிட்டு, அத கன்டின்யூ பண்ணாம, அப்டியே விட்டுறாங்கன்னு, சொல்றீங்க?
எல்லா நிச்சயமா, நிச்சயமா. எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் எடுத்து பண்ணோம்னாலும், அது பண்றது சரியான்னு 1 தடவைக்கு 2 தடவ ஆலோசிச்சு, கூட இருக்க மக்கள். அது மட்டும் இல்லாம, இப்ப நாம ஒரு ஒரு புது புதுசா ஒரு தலைப்பு, ஒரு தொகுப்ப நம்ம வெளியிட்றோம்னா, அதுக்கு வரவேற்பு எந்த மாதிரி இருக்கு, அதுல எந்த மாதிரி நம்ம இன்னும் பண்ணணும்னு முயற்சி எடுத்து, அடுத்து, அடுத்து விடா முயற்சி பண்ணி, அவங்க வர்றவங்க, கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிர்றாங்க! ஆனா, அவங்க 1 தடவ பட் பட்டு 2 வது தடவ பட்டு, 3 வது அடியில துவண்டு வெளில வந்துர்றாங்க.
ம். ம். ம் <smacks lips> ஆமாங்க, ரொம்பவே சரியாக சொன்னீங்க! அவுங்க சொல்றதும். ம், அந்த இன்ஃப்ளூயன்ஸர்ன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அவுங்க தாங்க எனக்கு தெரிஞ்சு, முன்னாடிலாம் வந்து எப்டி இருந்தாங்கன்னா, அந்த யூடியூபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவுங்க அந்த இன்ஃப்ளுயன்சரு. அவுங்க நேரடியா, அந்த உணவகத்துக்கோ எங்கேயோ போயிட்டு, அவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ஸ தான் வந்து ச ஷேர் பண்ணுவாங்களாம்மா. அது எப்டி இருந்துச்சு? அப்டின்ற மாரி. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, காச வாங்கிகிட்டு, பொய்யா வந்து அதுக்கான வந்து ஒரு அந்த ப்ரமோஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பண்றாங்க. அது ரொம்பவே, ஒரு பெரிய இதா தானே இருக்கு. நான்லாம் அப்டிதாங்க, ஒருத்தவங்க வந்து போடுவாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு, அந்த எடத்துக்கே போனேன், அந்த துணி கடைக்கு போய் பார்த்தா குவாலிட்டி சரியில்ல, மோசமா இருந்துச்சுங்க. அந்த ரேட் குடுக்குறது. அ, அதுவே எவ்வளவு ஏமாற்றம் தெரியுமாங்க? அந்த பனில போயிட்டு, என் கொழந்தைய வச்சுக்கிட்டு, ரொம்பவே செரமமாயிடுச்சு, எங்க கணவர்ட்ட நான் திட்டு வாங்கிட்டே வந்தேன். "ஒனக்கும் வேல இருக்காது, ய அவங்களும் அந்த பொம்பளைக்கும் வேல இருக்காது. நீ பார்த்துட்டே உட்காந்துட்டு, ஏமாந்துட்டு இரு." அப்டின்னு திட்டுவாங்க!
இதுல. ஆமாங்க. நிச்சயமா. நிச்சயமா. உண்ம. உண்ம, உண்ம. ம்ஹ்ம். அடடா! ஐய்யயோ! உண்மதாங்க. உண்மதான், உண்ம தாங்க. எதனாலன்னா, இப்ப யாரு ஒருத்தர், எந்த ஒரு பதிவ போட்றாங்கன்னாலும், அதோட பின்னணி என்னெல்லாம் இருக்கும் அப்டின்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய நெலமைக்கு ஆளாயிட்டோம்! எதனாலன்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு யார் எத சொன்னாலும், அத நம்பி, நம்மலாள பண்ண முடிந்தது. எதனாலன்னா, நம்ம ஒரு பக்கம் போறோன்ன்னா, இந்த பக்கம் போகாதப்பா அந்த பக்கம் பிரச்சனை இருக்குன்னு நமக்கு சொல்றதுக்கு வழிகாட்டியா அப்பல்லாம் நடந்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ, அந்த பக்கம் வர வெக்றதுக்காகவே ஆட்கள வச்சு வேல செய்றாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே, அவுங்க பணம் வாங்கிக்கிட்ட, ஒரு வேலை ஆள் தான்! அந்த மாரி தான் நடந்துக்குறாங்க.
ம். ம். அதே தாங்க ரொம்பவே சரியா சொன்னீங்க.
எதனாலன்னா, அப்பிடி நல்ல விதமா சொன்னா தான், அவுங்களுக்கே அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட பேஜூக்கே வியூஸ் நிறைய கிடைக்கிது. அவுங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கிது.
ஆமா, ஆமா. ம், அது என்னமோ உண்ம தான். அதுக்கு நம்மள ஏமாத்துறது ந அதான் அப்ப அவுங்களும் பார்க்கக்கூட கூடாது போல இருக்கு <laughs>
ம். நிச்சயமா ஏத்துக்க முடியாத ஆமா. அ அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சோசியல் மீடியால சொல்ற விஷயங்கள் அப்பிடிங்கிறது என்னன்னா, முன்னெல்லாம் வந்துட்டு அ செய்தித்தாளுக்கு பக்கத்திலே வால் போஸ்ட்ன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஏ தேனீர் கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பக்க செய்திகள் மாதிரின்னு சொல்ட்டு துணுக்குகள் போட்டிருப்பாங்க. அந்த இதில எப்பிடி சொல்லுவாங்கன்னா, அந்த முழு செய்தித்தாள நம்ம வாங்கணுன்றதுக்காக, உள்ள கொடுக்கப்பட்ட செய்திகள எல்லாம் ஒரு வரி துணுக்குமாரி குடுத்து, ஒரு சின்ன இலைமறைக் காய்மாரி அந்த விஷயத்த வச்சிருப்பாங்க.
ம் ம். ம். ஆமா, ஆமா. ம். ஆமாங்க. பார்த்துருக்கேன்.
ஆமா. இப்ப ஆனா அத எந்த விதத்தில கொண்டு வந்துட்டாங்கன்னா, நம்மளோட Google கார்ட்ஸா இருக்கட்டும், நமக்கு வர நோட்டிஃபிகேஷன்னா இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இருக் வந்த செய்திக்கு புறம்பான ஒண்ணா, முற்றிலும் மாறுபட்ட ஒண்ணா இருக்கும். ஆனா, உள்ள போயி அது என்ன இந்த மாதிரி ஆயிருச்சானா நம்ம உள்ள போய் பார்த்தோன்னா, அதில கதையே வேற மாதிரி இருக்கும். நாம அதுக்குள்ள போகணும். அத பார்க்கணுன்றதுக்காக மட்டுமே இவ்ளோ வேலையும் பார்க்குறாங்.
ம். ஓ! இவ்ளோ இருக்கு பாருங்க. இந்த இது, ம்.
இந்த அளவுல தான் சோசியல் மீடியாவோட உண்மைத்தன்மை இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாங்க. நீங்களும் ரொம்ப அழகா வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. எவ்ளோ உண்மை தன்மை இருக்கு? அப்பிடின்ற மாதிரி நீங்க எப்பிடில்லாம் அத பார்க்குறீங்க? அப்பிடின்றமாரி சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. மிக்க நன்றி.
நிச்சயமா. நன்றிங்க.